கண்டிப்பா. அந்த மாரி நான் வந்து அ உறவினர்கள் கிட்ட இந்த மாரி பேசி நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா இந்த மாரி சில பேர் இருக்காங்க அவங்கள பாத்துருக்கேன். ஆனா என்கிட்ட வந்து கேட்டதில்ல. எங்க வீட்டுல வந்து இந்த பாட்டி தாத்தா வந்தாங்கன்னா முதல்ல அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாப்பேன். அப்புறம் உக்காந்து கொஞ்ச நேரம் அவங்களோட வந்து அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பேன். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க. அங்க அந்த மாரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உக்காந்து கதை பேசுவேன். கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியங்க. எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா அவங்கள உக்கார வச்சு அங்கேயே தட்டு எல்லாமே பக்கத்திலேயே இருந்து நாங்க பரிமாறணும். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விருந்தினர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டயே நான் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தட்டு, தண்ணீ அ எல்லாமே அ ரசம், கொழம்பு, உப்பு எல்லாமே இருக்கணும். ஒரு விஷயம் கூட தவறக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனாலயே நான் கத்துகிட்டேன்.
ஆமாங்க. ம்ஹ்ம். சூப்பருங்க. ஆமாங்க. ஆனா நீங்க பாருங்களேன். அவ்ளோ அத்தன நாள் வரைக்கும் நமக்கு பசியே எடுக்காதுங்க நமக்கு. அம்மா 1 மணிக்கு சாப்பிட கூப்புட்டா கூட நாம வந்து விளையாடிட்டு இருப்போம் அப்புறம் வரேன்னு சொல்லிடுவோம். ஆனா, வீட்டுக்கு யாராவது வந்துறட்டும் பாருங்க. அப்பதான் அவங்க எப்படா சாப்ட்டு எழுந்திரிப்பாங்கன்னு நமக்கு அப்டி வயிறு அப்பதான் கபகபன்னு இருக்கும் நமக்கு. போட்டி போட்டு பசி எடுக்கும்
ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அது ஒரு என்னன்னு தெரியாது. நிச்சயமா. நீங்க சொன்னது உண்மை தான். அப்பதான் அவங்க சாப்பிடும்போது நமக்கு ஆசையா வரும் சாப்பிடனும். இதெல்லாம் சாப்பிடுகிறாங்களே அப்படின்னு.
ம். ஆமா. <laughs> அவங்க அப்பளம் எடுத்தெடுத்து வைக்கும்போது, எனக்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்குங்க, அய்யயோ காலி பண்ணிருவாங்களே அப்படின்னு.
ஆமா. எனக்கு ஒண்ணு வைங்க. ஆமா. கண்டிப்பா. இல்லையா?
ஆமா. அதேமாரி அம்மா முட்ட அ வறுத்து கொடுப்பாங்கல்ல, பொரு வறுத்து வைப்பாங்க பெரும்பாலும், அப்ப அவங்களுக்கு ஒரு கிண்ணத்துல நிறைய அள்ளி வைக்கும்போது நான் அப்படியே பாத்துட்டே இருப்பேன், "ஐயோ என்ன இவ்ளோ முட்ட சாப்பிடுறாங்க" அப்படின்ட்டு.
ஆ. சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த விருந்தோம்பலுன்ற விஷயம். அந்த விஷயம். அதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆ நான் ஒ இந்த மாரி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன அப்டின்னா ஆ பெரியவங்கல்லாம் வரம்போது நான் வந்து ஒரு சேர்ல வந்து உக்கார்ந்துட்டேன். நான் சின்ன பொண்ணுல்லையா? அப்ப அத பண்ணக்கூடாது. அப்ப விருந்தினர்கள்லாம் வந்தா அவங்களுக்கு முதல்ல வந்து உக்காரதற்கு சேரு, எடம் எல்லாம் இருந்துட்டான்னு பாத்துட்டு தான் அதுக்கு அப்புறமா வந்து நமக்கு எந்த எடம் இருந்தாலும் பரவாயில்ல அது நம்ம வீடுதான அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப அந்த மாரி விஷயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு சேர் இருக்கா? அதில தண்ணீ எடுத்துட்டு வந்து குடுக்கிறது அ அவங்க வந்து பெரியவங்கனா வந்து கொஞ்சம் மேலே உக்காரது அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன்.
ம். ஆஹா. ஓ! ம்ஹ்ம்.

கண்டிப்பா. நீங்களாச்சும் அப்டி. நான்லாம் சின்ன வயசுல பாத்தீங்கனா, எங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து உள்ள அந்த ஹால்ல உட்காந்துட்ருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் அந்த அந்த ஸ்நாக்ஸ் வந்து பாத்திங்கன்னா டீப்பாய் மேல வச்சிருப்பாங்க. கவர்ல இருக்கும். எனக்கெல்லாம் சரியான ஆர்வமா இருக்கும், அது என்னதான் இருக்குன்னு திறந்து பாத்துற்லாம் அப்டின்டு. ஆ, நான் கொண் நேரம் அந்த கதவ் கிட்ட அப்படியே நின்னுட்டுருப்பங்க. அப்பறம் அப்படியே கதவு கிட்டந்து நேரா அந்த செவ்த்துக்கிட்ட வருவேன் நானு. அப்படியே செவுருலந்து அப்படியே மூவ் ஆயி, மூவ் ஆயி போயிட்டு, அப்படியே அம்மா கிட்ட போவன் நானு. ஏன்னா அம்மா சேர்ல அவங்க பக்கத்துல உட்கான்ட்ருப்பாங்க.
சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. சூப்பர்ங்க. சரிங்க.
அப்டியே அம்மா பக்கத்தில போய் நின்னுட்டு, அப்டியே அந்த ஆ, கவர் அப்டி எட்டி பாத்தா, அங்க இருக்கிற யாராவது பார்த்துருவாங்க. "ஏம்மா, பாக்கிற எடுத்துக்கோ எடு, எடுத்து கையில எடுமா, எடுத்துட்டு போ. முறுக்கு பார் வாங்கின்னு வந்துருக்கேன் பார், மாமா முறுக்கு வாங்கின்னு வந்திருக்கேன், அதிரசம் வாங்கின்னு வந்திருக்கேன், எடு கையில எடு. என்ன நீ என்ன அப்டி நின்னுட்டு இருக்க அம்மா கிட்டேருந்து இப்படி வா, இந்த பக்கம் வா. ஏன் ஏ அப்படி என்ன பயம் உனக்கு உங்க அம்மாகிட்ட." அப்டின்னு. உடனே எங்க அம்மா "போமா, எடுத்துக்கோமா, எடு போ." ஆனா அவங் கண்ல வந்து என்ன தெரியுங்களா, <chuckles> எடுக்காதன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா. சரிங்க. ஒரு பயம் தெரியும் அவங்களுக்கு. ஆமா நமக்கு ஒரு பயம் தெரியும்.
ஆமா. ஆனா வாயில மட்டும், "எடுத்துக்கோ எடு எடு" அப்டின்னுவாங்க. நமக்கு எடுக்கிறதா? வேண்டாமா? ஒண்ணுமே புரியாது. அப்புறம் அவங்களே பிரிச்சு ஒண்ணு குடுப்பாங்க சொந்தக்காரங்களே, அத ஒண்ணே 1 மட்டும் வாங்கின்னு உள்ள ஓடி வந்துருவேன் நானு. நான் நீங்க சொன்ன மாரி நெறைய நடந்திருக்கு அந்த மாதிரிலாம்.
கண்டிப்பாங்க. அதே தான். அப்ப நான் சின்ன வயசுல தெரியாது இல்லையா? அதே மாரி தான் ஒரு டைம் வந்து, ஆ ஒருத்தங்க ஸ்நாக்ஸ் குடுக்கும்போது எடுத்துக்கோன்னா, அம்மா திட்டுவாங்க அப்டினு வேற சொல்லிட்டேன் நான், கொஞ்சம் ஓப்பன்னா. இந்த சிறு வயதில நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்னதான் பண்றோம். ஒரு முட்டாள் தனமான விஷயங்கள்லாம் நாம பண்ணிட்ருப்போம். அப்றமாங்க நான் சொல்லுங்க.
ஓஹோ! ஆமாங்க. இப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரியே இப்ப மாமா, பாட்டி மாரியான ஒரு பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு மரியாதை, இப்பனா நம்ம பெரும்பாலும் பாட்டிலாம் பாத்திங்கன்னா கால்ல விழுந்து கும்பிடுவோம் இல்லைங்களா. அந்த மாரி நமக்கு தூர சொந்தமான ஒரு பாட்டியோ, தூர தூரமான ஒரு மாமாவோ, தூர தூரவான ஒரு சித்தியோ, அந்தமாதிரிலாம் யாராவது வந்தாங்க அப்படினா, இந்த கால்ல விழுந்து கும்பிடுறது, அவங்கள சாப்பிட சாப் வறுப்புறுத்தி சாப்பிட வைக்கிறது, அ அந்த மாதிரிலாம் பண் பண்ணது உண்டுங்களா?